கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் எப்டின்னா, எனக்கு இந்த உறவினர்களெல்லாம் பார்க்கும்போது, அவங்க ஏதாவது நம்மள கேள்வி கேட்கும்போது, எனக்கு என்னோட மைண்ட் வாய்ஸ்க்குள்ள நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா வெளியில தெரியாது. எனக்கு அப்போ என்ன பாடல் வந்து ஒலிக்கும்னு கேட்டீங்கன்னா, கண்ணதாசன் அவர்கள் பாடின ஒரு பாடல் தான். ஆ <chuckles> "பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா?" <chuckles> இதை விட அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம். ஆமா. "யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. இதில அர்த்தம் உள்ளது" அதான். <chuckles> அவங்க வந்து
சொல்லுங்க. கண்டிப்பா. சரிங்க. <laughs> நிச்சயமா. கண்டிப்பா. ஆமாங்க. நெறைய சொன்னீங்க. அதில அர்த்தம் உள்ளது கண்டிப்பாங்க. அது ரொம்ப உண்மையான பேச்சு அது. அது 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது இன்னொரு விஷயம், இந்த சம்பவத்தில நான் இன்னொன்னு சொல்றேன். அது கண்ணதாசன் கூறிய ஒரு அவருடைய பாணி என்னென்னா, அவர யாராவது வெறுப்பேத்திட்டாங்கன்னா, பாடல் குடுத்துடுவாராம்மா. அந்த பாடல்ல இருக்கற வரிகள் இருக்கு பாத்திங்களா பார்த்தீங்களா? அது வந்து ம் ஒரு மாதிரி வஞ்சப்புகழ்ச்சி மாதிரி அதாவது, ஒரு முறை இசைஞானி இசையமைக்கிற அந்த இசையமைப்பாளர் வந்து ஏதோ, ஒரு ஒரு கேள்வி கேட்டிருப்பார் போல. கேள்வி கேட்டாரோ இல்ல திட்டிட்டாரோ. அதனால கோபத்தோடு வந்து பாடல் வரிகள் குடுத்திருக்காரு. அவரை திட்டுற மாதிரியே வரிகள் குடுத்திருக்காராம். எனக்கு அந்த பாடல் ஞாபகம் இல்லை. ஆனா இவ்வளவு தெறமசாலிகள் பாருங்களேன்! இவுங்க மூலமா தாங்க இசைக்கும் ஒரு உயிரு, பாடலுக்கும் ஒரு உயிரு, பழமையான விஷயத்துக்கெல்லாம் உயிரு வந்திருக்கிறதே இந்த மாதிரி ஞானிகள்னால தாங்க கண்டிப்பா.
<laughs> சொல்லுங்க. ம்ம். ஆஹ. அது ஒரு பஞ்ச் வச்சு தான் குடுப்பாரு. <laughs> சரிங்க. ஐயயோ, ஆஹ. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இந்த வாலி அவர்கள் கூட ஒரு படத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 பெண்கள், ரேவதி அவங்க நடிச்ச ஒரு படம். அதில வந்து இந்த காள மாடு ஒண்ணு, கழுத மாடு, கறவை மாடு 3 மூணுன்னு ஒரு பாடல் வந்திருந்தது. ஆமா. அதில வந்து அந்த ஊர்வசி அவர்களுக்கு ரொம்ப கோவமாம்மா.எப்டி நீங்க எங்கள பார்த்து கறவை மாடுன்னு சொல்லலாம். அப்டின்னு சொல்லி சரியான சண்டை போட்டிருக்காங்க. அவங்க கூட வாலி அவர்கள் கூட. அடுத்த பாடல், அடுத்த படத்திலேயே அவர் வந்து அந்த இவங்க நடிச்ச பிரபுதேவா நடிச்ச ஒரு படத்தில "ஊர்வசி ஊர்வசி டேக் ஈஸி பாலிசின்னு" <chuckles> சொல்லிட்டு ஒரு பாடல் வந்திருந்தது. ஆமா-ஆமா. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக தான். <laughs> அப்போ வந்துட்டு ஆமாங்க.ஆமா.
அருமைங்க. அருமை. கண்டிப்பா. <laughs> ரொம்ப நகைச்சுவையான படம். கண்டிப்பாங்க. <laughs> <laughs> நீச்சயமாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அதுக்கு தான் குடுத்திருக்காரா அவரு. அப்பா என்ன ஒரு மேதைங்க அவரு. <laughs> ஒரு மேதைங்க இவங்கள்லாம். அவங்க செய்றத தப்புன்னு வந்து ஒத்துக்கிட்டு அவங்க பாணியிலயே வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க பார்த்தீங் பார்த்தீங்களா? அதுதான் வந்து அவுங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். பாடல் மூலமாவே, வரிகள் மூலமாவே ஞானிங்க உண்மையிலயே.
<laughs> கண்டிப்பா. ஆமா ஆமா. கண்டிப்பா. அப்போ வந்து ம் ம்.
ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. உங்களோட பழைய பாடல்கள் நினைவு. அப்புறம் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற என்னுடைய பழைய பாடல்கள் நினைவு அதையும் நீங்க தட்டி எழுப்பிட்டீங்க. நான் மறுபடியும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் மறுபடியும் என்னுடைய பழைய பாடல்களோட லிஸ்ட்ட மறுபடியும் நான் பார்க்கணும். <laughs> நான் பார்த்து மறுபடியும் நான் மகிழ்ச்சிக் கொள்ள வேண்டிய அந்த நேரம், வேலை வந்துவிட்டது மறுபடியும். மிகவும் மகிழ்ச்சிங்க மீன்டும் பேசலாம்.
<laughs> கண்டிப்பா.